<laughs> அருமைங்க. ஆ. சரிங்க.
கழட்டிட்டேன். உண்மையிலேயே இவங்க அப்பா வந்து அவ்வளோ கோபப்பட்டாரு. எதுக்கு இது மேல உள்ளத கழட்ன? அப்படின்னு. இந்த பசங்க எப்ப பார்த்தாலும் கோவம் வந்தாலும் போய் சாத்திக்கிறானுங்க. அ சந்தோஷமா இருந்தாலும் போய் சாத்திக்கிறானுங்க. என்னங்க இது! அதனால இது வேண்டாம். பேசாம நான் கழட்டிருவோம் அப்டீன்னேன். இப்ப நான் வேற வீட்டுக்கு வந்துட்டோம். போ ஃபோ ஓனர் வந்து எனக்குப் ஃபோன் பண்ணி கேக்குறாரு. நேத்து தான் நடந்தது. ஆமா. நீங்க மேல ஒரு <laughs>
<laughs> ஆஹா. ஆமாங்க. சரிங்க. அதனால ஆஹா. ஓஹோ, எங்க காணும் தாழ்ப்பால? ஆ. அ.
ஏங்க மேல உள்ள தாழ்ப்பாள் எங்கங்க? அப்படின்னு. ம், எ. ஐயயோ! ச சார். இந்தா நான் வந்து தர்றேன் சார் நான் உங்களுக்கு. நான் வர்றேன், எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு. அதை எப்படி போய் சொல்ல முடியும்? சில விஷயங்கள்லாம் அப்படி தான் பண்ண வேண்டியதா இருக்கு. இவங்கள்ட்ட கேட்டதுக்கு, என்னடா பாட்டி வச்சிருக்காய்ங்க. லேசா இது பண்ணேன். கையோட வந்துருச்சுடா! அப்படின்னு. அ, அவிங்க அப்டி ஆமா. அவிங்க எ என்ன வீடு கட்டி இருக்காய்ங்க? என்ன இது நானா பாரு. எவ்ளோ ஸ்ட்ராங்கா கட் நீ கட்டும்போது கட்டிக்க தம்பி. <laughs>
அ. ம், ம். சரி, சரிங்க. ஆமாங்க. ஆமா, ஆமாங்க. ஆ. ஆஹா. நம்பிட்டேங்க. ஆ. <laughs> அ ஆனா, அவங்களுக்கு இன்னும் கண்டுபிடிக்கலைங்களா? நீங்க தான் கழட்டினீங்க அப்படின்னு?
அந்த அஹ. யாருக்குமே தெரியாது. ஆமா. என்னெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு பாருங்க. அதே மாரி பெண் பிள்ளைகள் எல்லாம் அப்படிதான். கொழ பொதுவாவே பெண் குழந்தைகளோ, ஆண் குழந்தைகளோ, நம்ம வந்து அடிக்கடி கூடப் போகுற இருக்கிற மாரி, கூட இருக்கிற மாரியே ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சிட்டே இருக்கணும். ஆமா. அந்தக் காலத்துல அந்த ரூம்ல. ஆமா. அந்த இடத்துல
சரி, சரிங்க. அருமைங்க. ஆமா, ஆமாங்க. கண்டிப்பாங்க. ஆ, நீங்க சொன்னது நல்லா இருந்துச்சு. அது நம்மளோட உடைகளை அங்க வச்சுட்டா நம்ம எப்ப வேணா வருவோம், அ எதை வேணா எடுப்போம், அப்படிங்கறது இருக்கணும். ம்.
ஆமா. அப்பா வருவாரு. ம். ஒரு பயம் இருக்கும்ல அவங்களுக்கு. சரி. அ, அதனால இப்ப யாராவது லவ்வரோட பேசிக்கிட்டு இருந்தா கூட, நம்ம அ இப்பெல்லாம் அதலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட், சொல்லிட்டாவது கல்யாணத்த பண்றதுக்கு நம்ம பாத்துக்கலாம்ன்னு. <laughs>
ஆமா, ஆமாங்க. ஆ. ஆ. நல்லா இருக்குங்க. என்னன்னா, இன்னும் பெண் பிள்ளைங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, அதைத் தாண்டி மேல மேல ஏதாவது ஒரு வம்புல போய் மாட்டிக்குவாங்களோ, அப்படிங்கற மாரி இருக்கு. ஏன்னா, இப்ப காதல் பண்றது கூடப் பிரச்சனை இல்லையாட்டுருக்குது. ஏதாவது தெரியாதவங்கள்ட்ட போயி மாட்டிக்கிட்டாங்க, ஆ.
ஆமாப்பா. ஆமா. ஆமா. அது கரெக்ட்டா போய் காதல் பண்ணணுமே. இப்ப எல்லாம் இப்ப எல்லாம் ஏன் லவ் பண்ணனே கேக்கவே முடியாது. அப்ப ஏன் லவ் பண்ணனு கேட்டாங்க. இப்ப லவ் பண்ணு. ஆனா, கரெக்ட்டா பாத்து பண்ணு. அப்படிங்கற மாரி ஆயி போச்சு. கண்டிப்பா. இப்ப நீங்க வீட்டுல அனைவரும் இந்த இப்ப இப்ப நீங்க இல் இப்ப உங்களுக்கு ஒரு அறை ஒரு வீட்டுல இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம அப்பா அம்மா கூட இருக்கும்போது பாத்தீங்கன்னா, ஒரு 3 அறையாவது நமக்குக் கண்டிப்பா வேணும் தானே?
அதே தாங்க. ஆமா. யாரோ தப்பானவங்கள பாத்து மாட்டிக்காத, அப்டீங்கிற மாதிரி. ஆ. சரிங்க.

ஆ இப்ப வந்துட்டு டூ பிஹெச்கேங்க ஒரு ரூம் வந்து சும்மா இருந்தாலும் பரவாயில்ல அ அ அதாவது ஒன் 1 கே போ கூடாது, 2 க்கு தான் போயிரணும், அப்பிடின்னு சொல்லிவிட்டு 2 பெட்ரூம் இருந்துரணும், அப்பிடிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு அந்தமாரி தாங்க இருக்குது இப்போ. ஆ.
ஆமா. ஆமா. ஆமா. கண்டிப்பா. இப்ப யாராவது கெஸ்ட் வந்தாகூட அவுங்கள அவுங்கள தனியா போய் இருக்க சொல்லலாம், வைக்க சொல்லலாம். இப்ப நமக்குன்னு ஒரு பெட்ரூம் தனியா கண்டிப்பா வந்து வேணும். ஏன்னா, அந்த பெட்ரூம்ல எல்லாரையும் விட்டுட்டு, பேசிக்கிட்டு கதை அடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. அ ஆமா. இப்ப நீங்க ம், ம்.
ஆமாங்க. அதே தாங்க. கண்டிப்பா வேணுங்க. ஆ. அதே தாங்க. அ அப்பிடி இருக்கும்போது அ அந்த அந்த அந்த த அந்த தனிமை தனியா ஒரு இடம் வேணும் அப்பிடிங்கிறதோட முக்கியத்துவம் எனக்கு தெரிஞ்சது அப்பிடிங்கிறதுனால, அ இப்ப எனக்கு சொல்லி புரிய வைக்கவும் முடியுது. இப்ப 1 ரூம் சும்மா தான் இருக்குது. நம்ம ஒன் வீ ஹெச்கே போயிர்லாம் அப்பிடின்னு சொன்னா கூட நான் சொல்லுவேன். இல்ல, இல்ல யாராவது வந்தாங்கன்னா, அது வேணும். அதனால அந்த ஒன் அ 1 ரூம் தனியா இருந்தா நான் பார்த்துக்கிறேன், நான் கிளீன் பண்ணிக்கிறேன் அப்பிடின்னு நான் சொல்லுவேன்
ம். சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. 2 ரூம் அவசியம் வேணும். ஏன்னா, எல்லா இடத்துலயும் நம்ம இப்ப அந்த பிரைவசி இல்லாம போயிருவோம். தனிமையா போய் உட்காந்து பேசறதுக்கோ! வைக்கிறதுக்கோ! ஆமா. அது இருக்காது சே இப்ப 2 வது பார்த்தீங்கன்னா, இன்னும் சில வ வயசு பசங்க வயசு பொண்ணுங்கலாம் இருக்கும்போது அ அந்த அந்த வயசு பசங்களுக்கெல்லாம் ஒரு ரூம் இப்ப ஒரு பொண்ணு ஒரு இடத்துல 2 பசங்க 1 பொண்ணு இருக்காங்க அப்பிடின்னா, அந்த பொண்ணுக்குன்னு தனியா ஒரு அறை வேணும். இந்த பசங்களுக்கும் அதே மாதிரி வந்து கேட்குறானுங்க. எனக்கு தனியா வேணும் அப்பிடின்னு ஆ எங்க வீட்லே பார்த்தீங்கன்னா, 2 ரூம் இருக்கு அப்பிடின்னா, அதில ஒரு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே அந்த பூஜ ரூம் ஆக்கிரம சொல்லுவாங்க அப்பா! உன உன் பூஜை ரூமே உனக்குன்னு ஒரு தனியா ஆக்கிரமிச்சுஞ்சிற நீ! அப்பவே நீ இது பண்ற! இது இந்த ரூம எனக்கு கூடு. நாங்க 2 பேரும் படுத்துக்குறோம் அப்பிடின்னுவானுங்க. அப்பிடி அப்ப பசங்ககூட என்ன பண்ணுறாங்கன்னா, அவுங்களும் தனியா ஒரு அறை வேணும் அப்பிடி கேட்குறானுங்க.
ஆமாங்க. அதே தாங்க. ஆஹா! சரிங்க. ஆ. ஆமா, ஆமாங்க. ஆ. சரிங்க. ஆஹா! <laughs> ம்ஹ்ம். சரிங்க. கண்டிப்பாங்க. ஆ ஏன்னா பெண்களுக்கு என்ன மாதிரியான சங்கோஜங்கள் இருக்குதோ! அதேதான் ஆண்களுக்கும் இருக்குன்னு நான் சொல்லுவங்க. அவுங்கனாலையும் வந்துட்டு கொஞ்சம் சாதாரணமா ஒரு துணி போட்டு வெளிய வந்து உட்கார முடியாது ஆ, அவங்களுக்கும் சில நேரங்கள்ல கை, கால் வலிக்கும். படுத்துக்கலாம்ன்னு தோணும், அப்பிடிங்கும்போது அ கண்டிப்பா என்ன கேட்டா வந்து ஆண்கள் ஆண்கள் பெண்கள் இதில பாகுபாடே பார்க்கக்கூடாது. அ ஒரு வயது வந்துருச்சு அப்பிடின்னா, அவுங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்தோம் அப்படின்னா, ஆ கண்டிப்பா நல்லாயிருக்கும். ஆனா நம்ம அந்த க அதில கொஞ்சம் கட்டுப்பாடும் வெ வச்சுட்டேதான் கொடுக்கணும். அப்பிடியே முழுசா கொடுத்துற கூடாது. ஆ ஏன்னா, நமக்கு ஒரு பயம் இருக்குங்கல்ல. ஏதாவது தப்பா ஏதாவது கத்துக்கப் போறாங்க. அப்பிடிங்கிற மாதிரி.
ஆமா, இப்ப நீ கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. ஆமா. கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. நான் என்ன நான் என்ன அப்பிடி வைப்பேன் அப்பிடின்னா, சரி, நீ இந்த ரூம்ம எடுத்துக்க. ஆ என்ன அப்பாவுடைய ட்ரெஸ்ஸு இதில இருக்கட்டும். உங்களோட இருக்கட்டும். அப்பிடின்ருவேன். ஏன்னா, அவர அவங்களோட இணைச்சிருவேன் நானு. ஆ, ஏன்னா நம்ம ஆமா இதெல்லாம் நம்ம அடிக்கடியா சரி. அப்பா வருவாரு போவாரு! அப்பிடிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா, இப்ப உள்ள நம் பிள்ளைங்கள எல்லாம் நம்ப தான் முடியல. ஏன்னா, ஃபோன் அந்த மாதிரிலாம் நிறையா படு ஆட்டி படைக்க கதவு பூட்டிட்டு உள்ள போய் உட்காதாங்கன்னா, எப்போ வருவாய்ங்கன்னு சொல்ல முடியல. ஆ, அதெல்லாம் கொஞ்சம்
ஆஹா! ஆ. அருமைங்க. இது நல்லா இருக்குது. ஆ. அதே தாங்க. ஆ. கண்டிப்பாங்க. ஆமா, ஆமாங்க. அதனால பூட்டு பூட்டு இல்லாத கதவு தான், நாங்க தேர்ந்தெடுத்தது ஆஹா!
ஆமா. நான் நீ நீ நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்கங்க. மேல உள்ள தாப்பாழ கழட்டிட்டேன் நானு.